ஆமா. பெரிய வண்டி, நல்ல ஒரு பெரிய பஸ்ஸ தான் பிடிச்சிருக்காங்க, அ நாங்க வந்து போறோம், எனக்கு என்னன்னா பயம் மனசில நான் யார்க்கிட்டேயும் அதிகமா பேசி பழக்கம் இல்ல எனக்கு. ஆ மாமியார், மாமனார்னாலே கொஞ்சம் பயம் தான், அதில வேற என்னோட அவுங்க குடும்பத்துல எல்லாம் நல்லா பெரிய, பெரிய மீசையா வச்சிருப்பாங்க, அவுங்களோட பேச்சு மொழி வந்து வேற மாதிரி இருக்கும், எனக்கு வந்து அவுங்களோட மொழி மேல எனக்கு நிறையா அ எனக்கு பேச தெரியாது. அவுங்க பயன்படுத்துற மொழியெல்லாம் அந்த தென் மாவட்டத்த சார்ந்தவங்க. அவுங்க வந்து அ வெஞ்சனம் வச்சிட்டியான்னு கேட்பாங்க. வெஞ்சனோன்னா என்னன்னே எனக்கு தெரியாது. முழி, முழினு முழிப்பேன் நானு.
சரிங்க. <laughs> சரிங்க. ஓ! <laughs> அது அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஏன்னா நீங்க சொல்றமாரி ஒரு அவுங்களோட மொழி அவுங்களுடைய பாஷை புரியல அப்பிடிங்கம்போது அதுவே கொஞ்சம் உங்களுக்கு ஒருமாரி நெருடலா இருக்கும் இல்லயா! அவுங்களோட பழகுறதுக்கு இல்லலீங்களா?
அப்புறம் என்னோட கணவருக்கிட்ட போய் கேட்பேன். ஆமாங்க. கண்டிப்பாங்க. கண்டிப்பா இருக்கும், அதுக்கப்புறம் போய் கேட்கிறேன், இந்தமாரி தான் இருந்ததா! அந்த பஸ்ஸு முழுவதுமே வந்து பெரியவங்க நிறைய பேரு அவுங்க உட்கார எல்லாம் அப்பிடியே சைலன்ட் ஆ இருக்கு, அ கொஞ்சம் கொஞ்சம் குட்டி பசங்களும் இருக்கிறாங்கங்க, ஒரு பத்து, பன்னெண்டு குட்டீஸ் இருந்தாங்க அந்த இடத்துல. அ நானும் என்னோட கணவரும் அதாவது நான் பார்த்து, பார்த்து உட்கார்றேன். மாமியார் பக்கத்துலேயும் இல்ல. நாத்தனார் பக்கத்திலேயும் இல்ல. ஏன்னா நம்ம வந்து இயல்பா வந்து பேசக்கூட முடியாது, அ எனக்கு வந்து பயணம் செய்றது ஏன் ரொம்ப பிடிக்குனா, எனக்கு அப்ப மட்டும் தான் என்னோட கணவரோட எனக்கு நேரம், வீட்டுக்குலாம் வந்தா 2 பேரும் வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருப்போம், எங்களுக்கே பேசறதுக்கு அதிகமான நேரம் இருக்காது. பயணத்தில தான் அதிகமா பேசுவோம், அப்பிடி இருக்கும்பொழுது நாங்க சுத்தி குழந்தைங்க எதாவது பேசினா கூட அந்த பெரியவங்கலாம் மிரட்டுறாங்க, ஏய்! பேசாம இருங்கடா! தூங்குற நேரத்துக்கு தூங்கலாம் காலையிலலாம் நாளைக்குலாம் ரொம்ப அந்த பயணத்தில இரவு பேருந்து பயணத்தில அப்பிடிலாம் பேசுறாங்க, ஆமா. பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆ.
சரிங்க. <laughs> ஓ. ஆமாங்க. கண்டிப்பா. புரியுதுங்க. தூங்கப் போறீங்களா? <laughs> அதான், அதான் ஆ, ஆ. பொதுவா பயணத்தில வந்து கொஞ்சம் வந்து அ கலகலன்னு இருக்கணுன்னு ஆசைப்படுவாங்க, ஆனா உங்க வீட்டாளுங்க வந்துட்டு தூங்கணுன்னு விருப்பப்பட்டிருக்காங்க, ஏன்னா அது இரவு பயணன்றதுனால இல்லைங்களா
ஆமாங்க. அதாவது மரும்கள், நண்பர்கள் கூட போற பயணம் வந்து இரவா இருந்தா என்ன, பகலா இருந்தா என்னன்னு கொண்டாட்டமா இருக்கும், அது வந்து வீட்ல வந்து பெரியவங்க தான் அதில வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 பேர், 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான்ன்னு வச்சுக்கோங்களேன், ஆ, அப்புறம் குழந்தைங்க மிச்சம் இருக்கிறவங்கலாம் அந்த இடைப்பட்ட வயசு, அதிலேயும் என்னை விட கொஞ்சம் எல்லாம் பெரியவங்க நிறைய நாத்தனாருங்கலாம் எக்கச்சக்கமா இருக்காங்க, அப்போ நம்ம நிலைமையை நினைச்சு பாருங்க நீங்க அதில. <chuckles> ஆமா, அந்த 2 பக்கம் கயிறை போட்டு கட்டி நம்மள நடுவில கூட்டிட்டு போனா, அந்த மாதிரி ஒரு உலகத்தில தான் நான் இருக்கிறேன். நான் பார்த்துட்டே இருக்கேன், என்னோட கணவர் எப்படின்னா பயணத்தில மட்டும் தான் நம்ம பக்கத்தில இருப்பார், கீழ இறங்கியாச்சு அவங்க குடும்ப தலைங்களலாம் பார்த்துட்டாருன்னா நான் யாரோ அவரு யாரோ தான். <laughs> சாப்டியானு கூட
<laughs> ஆ, <laughs> அடேங்கப்பா! சரிங்க <laughs> ம். ரொம்ப கஷ்டம்ங்க <laughs> ஆ, ஆ, <laughs> ஆமா, ஆமா. சரிங்க. <laughs> நிறைய பேரு அப்பிடிதாங்க இருக்காங்கங்க, ஆனா சரிங்க
கண்டிப்பா.